அதேதாங்க. அ இப்ப என்ன ஆகுது? அப்பிடீன்னா. வர வர அ பேருல நிறைய பிரச்சனை வருதுங்க. இப்ப இந்த ஸ்பெல்லிங் மாத்திட்டாரா, அ எங்காவது நம்ம போய் ஏதாவது ஒரு இடத்துல பேரு சொல்றோம். அப்படின்னா, அ ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஸ் ஸ்பெல்லிங் சொல்லிட்டே இருக்கணும், நான். ஆ நா அ <laughs> நான் பேர சொல்லிருவேன். உங்க பேரு என்னன்னு கேட்பாங்க. நான் பேர சொல்லிருவேன். அப்புறம், அ ஸ்பெல்லிங் நான் சொல்லப்போனா, அவங்க என்ன திட்டுவாங்க. "ஏங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? ஸ்பெல்லிங்.'' அப்பிடிம்பாங்க.
மாத்தி மாத்தி சொல்லிட்டே <laughs> புரியுதுங்க. ஆஹா.
ஆ அது என்னாகும்? அப்பிடீன்னா. <laughs> அதே தாங்க.
"இல்லங்க. அதில தான்ங்க வித்தியாசமே இருக்கு." அப்பிடீன்னு சொல்லணும், நானு. <laughs>
அட்டெண்ன்ஸ் எழுதுற ஒரு தடவ அட்டெனன்ஸ் எழுதும்போதே வந்துட்டு, இப்ப 10வதுல எனக்கு பேர மாத்திட்டாங்க. ஸ்பெல்லிங் மாத்திட்டாங்க. அ 11 ஆவது 12ஆவதுல அட்டெண்டன்ஸ் எழுதும்போதே வந்து, நான் போய் போய் சொல்லிட்டே இருப்பேன். மேம்ட்ட. "அ மேம் எனக்கு பேரு வந்துட்டு என் பேரு இது. அ அதுக்கு வந்து இதுதான் ஸ்பெல்லிங்.'' அப்பிடீங்கிறத ஸ்பெல்லிங் நான் சொல்றேன்னு சொன்னாவே வந்து, என்ன வந்து ஒரு 2 திட்டு வாங்கிட்டுத்தான், அ திட்டிருவாங்க உடனே. ஆ "என்ன? என்ன ஸ்பெல்லிங் சொல்லுவேன்னு சொல்ற? எனக்கு தெரியாதா? ஒரு ஆசிரியருக்கு தெரியாதா? ஸ்பெல்லிங்.'' அப்பிடின்னு திட்டுவாங்க.
ஆஹா. வித்தியாசமா பார்ப்பாங்க. அது வேறு ஒண்ணும் இல்ல. <chuckles> நாம இன்னும் சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. <laughs>
ஆமாங்க. <laughs> அதே தாங்க. அது எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறந்தான் இந்த ஆதார் வந்ததுக்கு அப்புறந்தான் தப்பிச்சேன்ன்னு சொல்ல்லாங்க. <chuckles> எங்கே என் பேரு கேட்டாலும், ஆ அ இல்ல இல்லங்க. அதில வந்து சரியா வந்துருச்சு.
எப்பிடீங்க பேர மாத்திட்டீங்களா, மறுபடியும்? அந்த இந்த படத்தில வர்ற மாரி அது இருந்து எதிர்நீச்சல்ல வர்ற மாரி மாத்திட்டீங்களா, பேரயே?
<laughs> இல்லீங்க. பேரெல்லாம் மாத்தல. ஏன்னா வந்து 10வதில வச்சிருக்கிற அத்தாட்சிய வச்சு தானே ஆதாரில பேரு எழுதுவாங்க. ஆ அதனால என்ன தப்பிச்சேன்? அப்பிடீன்னா, யாராவது என் பேர கேட்டனா ஆதார எடுத்து காட்டிருவேன். இதான் என் பேரு பார்த்துக்கோங்க. <chuckles> அப்பிடின்னு. <laughs>
ஆமாங்க. ஆமாங்க. <laughs>

அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், கன்னியாகுமரில இருக்கிற சாமி, கன்னியாகுமரில இருக்கிற சாமி அப்டின்னு அப்டி சொல்லி சொல்லி அ. நான் வந்து கொஞ்சம் சமாளிச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, கிண்டல் பண்றவிங்கலாம், நீ என்ன சமாளிச்சாலும் நாங்க இப்டித்தான் கூப்பிடுவோம் அப்டின்னுபாங்க. <laughs>
ஆனா, உண்மைய சொல்லனும்னா நீங்க சமாளிக்கல, உங்கள நீங்களே வந்து தேத்திக்கிட்டிங்க. <laughs>
அதேதாங்க. <chuckles> நான் என்னதான் நான் தேத்திக்க முடிஞ்சது, ஆனா, திருப்பி பேச தெரியறதில்ல எனக்கு.
புரியுதுங்க.
ஆ, இருந்தாலும் ரொம்ப இன்னுமே வந்துட்டு யாராவது பேரு கேட்டாங்கன்னா, ஆ எல்லாருமே அ. நான் பேர சொன்னேன்னாவே மொதல்ல இப்டி ஒரு செகண்ட் நின்னு பாப்பாங்க. <laughs>
ஒரு தயக்கம் இருக்கும்.
ஆ, ஆமாங்க. எனக்கும் இருக்கும். அ, நான் சொன்னதுக்கு அப்புறம் அவுங்களுக்கும் இருக்கும். அ.
புரியுதுங்க. புரியுது. புரியுது, இது கண்டிப்பா, நமக்கு நமக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். அதே சமயங்கள வந்து கேக்குறவங்களும் ஒரு மாரி என்னடா இது வித்தியாசமா இருக்கே பேருன்னு. ஆனா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க, பஞ்சாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன்.
அதாங்க. அதே தாங்க. ஆஹ.
அ ஒரு பேரு, இப்ப குர்ப்ரீத்ன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், குர்ப்ரீத் சிங்னு வச்சீங்கன்னா அது ஆம்பள.
ஆ. ஆஹ.
குர்ப்ரீத் கவுருன்னு வச்சீங்கன்னா பொம்பள.
ஓஹோ! பரவால்ல. அப்ப வந்து அந்த சிங்கு, அந்த கவுர மட்டும் மாத்திட்டோம்ன்னா பெண் ஆண் மாறிரும்.
ஆம்பள பேரு மாரி ஆம்பள பேருதான்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஆனா அது பொம்பளைக்கும் இருக்கும்.
ம். ஆஹ. அதான் அதாங்க. எனக்கு அது ரொம்ப நாள் டவு ஒரு சந்தேகம் இருந்துச்சி. ஏன்னா, நான் சொன்னேன்ங்கல்ல அந்த, வ வட மாநிலத்தவர்ல படிச்சிட்டு இருந்தேன் அப்டிங்கும்போது, அ, அந்த வேலைய செஞ்சிட்டு இருக்கும் போது அங்க பெண் மாதிரியே பேரு இருந்துச்சி. அ, என்னமோ ஒரு பேரு, அழகா வந்து பெண் மாதிரியே இருந்துச்சு. ஆ, அதேதான், அதேதான். அந்த மாரிதான். நானே இப்ப இது பயனா, பொண்ணான்டு தெரியாம நான் பேசிட்டு இருப்பேன் அவங்கள்ட்ட.
ஆமாங்க. ஆமாங்க. பவானின்னு இருக்கும். ஆமா, பவானின்னு இருக்கும். நெறைய பேரு இருக்குங்க அங்க.
ஆ, புரியுதுங்க. அது இன்ன, என்ன எனக்கு இப்போ அந்த ஆ, ஸ்ரீன்னு முடியும், அதெல்லாம் பாத்தம்போது பெண் அப்டின்னு நெனைச்சிட்ருந்தேன். ஆஹ.
ஈஸ்வரி குமார்ன்னு இருக்கும். நெறைய இருக்கு, நெறைய இருக்குங்க அந்த மாரி. அதயும் நீங்க இந்த சிம்ரான் சிங்ன்னு ஒருத்தன் இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அவன் ஆம்பள பையன்.
ஓஹோ, <laughs> பாவங்க, ஆஹ, பாவங்க அவங்கலாம்.
நம்ம சிம்ரன்னா நமக்கு தெரிஞ்ச சிம்ரன் என்ன, பொண்ணு.

அச்சோ! அது ரொம்ப கஷ்டங்க.
என்னங்க? இதுல, அம்மன் பேரா வச்சிருப்பாங்க, வேண்டுதல்னு வச்சிருப்பாங்கங்க.
எனக்கு என்ன பிரச்சனைன்னா? அதான் அதான்ங்க. அ வச்சிருப்பாங்க. ஏன்னா வயித்துல இருக்கும்போது என்ன கு ஆணா, பெண்ணான்னு தெரியாது அப்டிங்கறனால முன்னாடியே முடிவு பண்ணீருவாங்க. அப்போ வெக்கும்போது, பெண் பேரு வச்சிர்றாங்க. அது கூட வந்து வ அ தெரிஞ்சுக்கலாம்.
உண்மதாங்க. இல்ல. அதுக்கு உன்னொரு உன்னொரு விஷயம் உன்னொரு காரணமா கூட இருக்கலாங்க. என்ன தெரியுமா? அந்த ரொம்ப நாள் வந்து தள்ளி போய்ட்டு, அந்த மாரி பொறக்கும்போது வேண்டிக்கிட்டு பொறக்கும் போது அந்த பேரு வெக்கிறேன்னு சொல்லி பண்றதும் இருக்குங்க.
ஆஹா. ஓஹோ! ஆ புரியுதுங்க, புரியுது.
நான் நெறைய இடங்கள்ல பாத்திருக்கேன். ஆந்திராலல்லாம் ரொம்பவே ஜாஸ்தி அது.
ஆனா, இதில ஒரே ஒரு நல்ல பாசிட்டிவ்வான இது என்னா அப்டின்னா, அ நம்ப பேர யாருமே மறக்கவே மாட்டாங்க. ஒரு தரவ சொல்லிட்டோம்ன்னா, எப்போ பாத்தாலும் பேரு சொல்லிருவாங்க ஆமாங்க.
உண்ம. வித்தியாசமான பேருன்குறதனால, நல்லா நல்லா நல்ல ஒரு இதுங்க. எனக்கு எனக்கு உங்களோட பேசினது, ஒரு நகைச்சுவை வந்து, உணர்வு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. உங்களோட நேரத்த ரொம்ப ஒதுக்கி எனக்காக வந்து நல்லா நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. இதில நாம அவமானப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்க. ஆனா, என்னப் பொருத்தவர அதுதாங்க. என்னோட தாழ்மையான கருத்து அதான். நம்ம அவமானமே படக்கூடாது. எதுக்கு படணு?
<laughs> ஆஹ, ஆ, புரியுதுங்க. சரிங்க. ஆஹா புரியுதுங்க. ஏன்னா அது, நான் எதும் அந்த தப்பு பண்லைல்ல அப்டிங்கும் போது.
நம்மளோட பேர் அது. "உனக்கு புடிச்சா நீ கூப்புடு. இல்லையா, ஓன் ஒனக்கு புடிச்சா மாரி கூப்பிடு." அவ்வள தான் முடிஞ்சு போச்சு.
சேரி, சேரிங்க அருமைங்க. அத நீங்க சொல்லும்போது, அந்த பஞ்சாப எடுத்துக்காட்டு சொல்லும்போது தான் எனக்கும் புரிஞ்சுது. ஆ.
ஆமா, உண்மையிலேயங்க. இது இது நெஜமாவே, நீங்க வேண்ணா, இணையத்தில பாருங்களேன். எவ்வள பேர் அந்த மாரி இருப்பாங்கன்னு.
சேரிங்க. ஆஹான். பரவால்லைங்க. ஏன்னா எனக்கு இத்த இத்தன நாளா அது தெரியாம இருந்துச்சு. இப்போ நீங்க சொல்லவும் வந்துட்டு எனக்கு இனிமேல் நான் எதையும் சொல்லப் போறேன் எல்லாத்துட்டயும். அ எனக்கு கொஞ்சம் பேசுறக்கு ஒரு,
2, 2 பாலினருக்கும் அது சேரும், அப்டின்ற மாரி சொல்லிடலாம். அவ்வள தான் முடிஞ்சு போச்சு.
சேரிங்க. ஆ, அருமைங்க, நன்றிங்க. அழகா சொன்னீங்க.
உங்களோட பேசினது, உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வந்து கண்டிப்பா வந்து வாய்ப்பு கிடைத்தால் நெறைய பேசலாம்.
ஆஹான்.